இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா, இது இப்போ வந்து நெறைய விஷயம் வந்து வந்திருக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரிலே செட்டிங் வந்து குடுத்துருப்பாங்க. அதுல வந்து ஒரு 2 சென்சார் இருக்கும். மேல அந்த டேங்குக்கு மேல ஒரு சென்சார் இருக்கும். கீழ வந்து ஒரு சென்சார் இருக்கும். எப்போ அந்த தண்ணி அந்த லெவலுக்கு கீழ போதோ, ஆட்டோமேட்டிக்கா மோட்ரு வந்து ஆன் ஆகும். அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய அந்த லெவல் அது தொட்டதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். நீங்க இதில எதுவுமே பண்ண தேவைல்ல. அது வேணும்ன்றப்ப போட்டுக்கும், வேணாம்ன்றப்ப ஆஃப் பண்ணிக்கும். இப்ப நீங்க ஒரு 10 நாள் ஊருக்கு போறீங்க. எனக்கு இது வேல செய்ய வேணான்னா, நீங்க பாட்டு அப்ப மட்டும் போய், இந்த மெயின் ஸ்விட்ச்ச ஆஃப் பண்ணீட்டு போனா மட்டும் போதும். இது இப்ப எங்க வீட்ல நாங்க இது வந்து பயன்படுத்துறோம். அதனால தான் எனக்கு வந்து சொல்ல முடியுது. இதுக்கு ஒரு மிஞ்சி போனா ஒரு ரூ. 2,000 செலவாகுமே தவர, பெருசால்லாம் ஆகாது.
இஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ஓ! கண்டிப்பா. அது ஒரே 1 வாட்டி அவுங்க வந்து முதலீடு செஞ்சாங்கன்னா, நெறைய நீரை சேமிக்கலாம்.
ஆமா. நீர் சேமிக்கலாம். நம்ப வந்து எதோ ஒண்ணு மோட்ரு போட்டுட்டு, வீட்டு வேல செஞ்சுட்ருப்போம். நெறைய தண்ணி போயிட்டிருக்கும். ரோட்ல போறவங்க நம்பள திட்டுவாங்க. குடு குடுன்னு ஓடணும். இவ்வளோ பிரச்சன இருக்கும். அது ஒரு மன அழுத்தமா இருக்கும். அலாரம் வச்சிருப்போம். எதுக்கு இவ்வளோ பிரச்சன? ஒரு ரூ. 2,000 செலவு பண்ட்டா, நிம்மதியா அதுவே தண்ணி எப்பயுமே நமக்கு வந்துகிட்டே இருக்கும். தண்ணீர் பற்றாக்குறையும் இருக்காது. போய், போய் போடணும். ஒரு சில நேரங்கள்லாம், முக்கியமா மூஞ்சில சோப்பு போட்டுட்ருப்போம், தண்ணி வராது. பாத்திருக்கீங்களா? கண்ணு எரியும்.
<laughs> ம்ஹ்ம். <laughs> ஆ இது எல்லாரும் அனுபவிக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா, இதுக்கே பார்த்தீங்கன்னா, இப்ப தான் இந்த தொழில்நுட்பத்த எல்லாரும் பயன்படுத்துறாங்க. மின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க் நெறையும்போது, ஒரு அலாரம் மாரி டேங்க்லேருந்தே அடிக்கும். <chuckles> ஆ அது வந்து ஆங்கிலத்தில சொல்லும். <laughs>
ஆமா. ஆனா, அது நமக்கு கேட்கணும்ல்ல. இப்ப 2 மாடிக்கு மேல வச்சிருக்காங்க அப்படீன்னா, அந்த அலாரம் தான் கேட்காது. நமக்கு பக்கத்து ரூம்ல இருந்து கூப்பிட்டாலே கேட்காது. <laughs>
ஆமாமா. அதுதான். <laughs> இல்ல, அதையும் மீறி தண்ணி போய்ட்ருக்கும். நானே யோசிச்சிருக்கேன், "இதுக்கு எதுக்கு அவுங்க வச்சாங்க? பக்கத்து வீட்ல கேட்டு சொல்றதுக்கா" அப்படீங்கிறமாரி. ஆனா நீங்க சொல்ற முறை வந்து ரொம்ப சிறந்த முறையா இருக்கு.
ஆமா. <laughs>